ஆ பாத்தீங்களா? <laughs> எவ்ளோ ஒரு வேறுபாடு வந்துருச்சுன்னு?
ம் ஆமா. இப்ப நீங்க கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, அது 15000த்துக்கு போயிருது அந்த வாஷிங் மெஷினோட கடனுக்கு ம். இதுக்கு நம்ம குள்ளயே ஆ இது வந்து இப்போ நம்ம நான் இது செமி செமி ஆட்டோமேட்டக்குக்கு சொல்றேன். இதே இந்த காச இந்த இந்த ரூ.3000 நம்ம எக்ஸ்ட்ரா போட்டோம்னா, ஃபுல்லியே வாங்கிட்டு போயலாம்ல?
ம் வட்டிய அவங்க எடுத்தது தான் குடுக்குறாய்ங்க. சரி. ஆமா. அது சேர்த்து அதுதான் பாருங்க. இல்ல நம்ம சேர்த்து வச்சு வாங்குனா நம்மளுக்கு பயன். அது உடனடியா நம்மளுக்கு வேணும். கடனோடு வேணும்னா, நமளுக்கு அது நமக்கு வந்து ஒரு இழப்பீடு தான்.
ரெடி கேஷ்க்கு. ம்.